அந்த குழந்தைகள் வந்துட்டு குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, என்னுடைய தாயாரெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து குழந்தைகள் வந்து வேலை செய்யவே விட மாட்டாங்க. அவங்க தூங்குற நேரத்துலதான் நாம வேலை செஞ்சுக்கணும், அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இப்போ அந்த நேர நீங்க வேலை செய்யறது எப்படி நீங்க வந்து சமநிலைப்படுத்துவீங்க? ஏன்னா இப்ப குழந்தைகள் வந்து தூங்க, தூங்காம இருக்கிற நேரங்கள்லாம் நம்மள விடவே மாட்டாங்க, இல்லைங்களா? இப்போ துணி துவைக்கணு அப்படின்னா வந்து துணி துவைக்கவே விட மாட்டாங்க, கூட க தோள்ல தூக்கி, ஐ மீன், தூக்கி கையில வெச்சுக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க.
ஆமாங்க. ஆமா, அதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஆமாமா. அதுக்காக என்ன பண்ணுவேன்னா நான் வந்து அவங்க தூங்கும்போது தான் நான் தூங்குவேன். அப்படி இருக்கும்போது அவங்க முழிச்சிருக்கும் போது தான் நான் வேலை பார்க்கிற நிலை இருக்கும் எனக்கு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஐடியா பயங்கரமா பண்ணுவேங்க. இந்த துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பேபி டப்பு இருக்கும் பாருங்க. அந்த குழந்தைகளுக்கான பேபி டப்பு, அதுக்குள்ள இரண்டு தலைகாணிய போட்டு அவங்களை நடுவுல படுக்க வெச்சுட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டே துவைப்பேன், துவைப்பேன். அவங்களும் என்கூடவே வந்து இந்த பாத்ரூம் வாசல்ல வந்து அவங்களை வந்து அந்த டப்புல போட்டு வெச்சிருப்பேன். அந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்து துவைக்கிறது. அந்த மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் நிக்கிற ஸ்டேஜ், அந்த தவழ்ற ஸ்டேஜ்லாம் ஆன அப்புறம் அவங்களை அதுல வந்து படுக்க வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன்னா ஆமா அப்ப வந்து இந்த லாக் சேர் இருக்கும் பார்த்தீங்களா, சேரை போட்டு லாக் பண்ணிடுறது. <chuckles> லாக் பண்ணிட்டு எதையாவது அவங்க கையில கொடுத்துட்டு அப்பயும் அதே மாரி தான் பேசிக்கிட்டே தான் வேலை செய்வேங்க.
அந்த மாரி வேலை, தூக்கத்தை எப்படி சம ம். சரி, சரி. <laughs> ஆமாங்க. ஓ! சரி, சரி. <chuckles> சரி, சரி. சரி, சரி. கண்டிப்பா கண்டிப்பா. <laughs> விளையாடுற மாரி பொருட்கள் எல்லாம் கையில கொடுத்துட்டா விளையாடிட்டே இருந்துடுவாங்க ஆ?
ஆமாமா, எதையாவது ஒண்ணு கையில கொடுத்துட்டு, ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா அப்பயும் நமக்கு சோதிக்கிற மாரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு தூர தூக்கி எறிஞ்சிருவாங்க. நம்ம வந்து மறுபடியும் எந்திச்சு போய் எடுத்து குடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் மக ரொம்ப பண்ணுவா. அப்போ அந்த மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. ஆ ஒரு சில நேரங்கள்ல வந்து இது எதுவுமே செட் ஆகலன்னு வைங்களேன், அவங்களை கண்டிப்பா தூக்கி வெச்சு தான் சமையல் வேலைகள் எல்லாம் வந்து தூக்கி வெச்சுக்கிட்டே தா பண்ணுவேன். ஒரு சைடு இடுப்புல அவங்களை வெச்சுட்டு, சமையல் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அவங்க தூங்குற நேரம் தான் நம்ம தூங்க முடியும் இந்த மதிய வேலைலதா கொஞ்சம் தூங்க முடியும். ஆ மிச்ச நேரம் தூங்கணும்னு நினைச்சாலும் தூங்க முடியாது. அதுனால என்ன பண்றதுன்னா இந்த மாதிரி எப்படியாவது வேலையை அட்ஜஸ்ட் பண்ணிடனும்டா அப்படிங்கிற மாதிரி, ஆ எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அவங்க கூட சேர்ந்து தூங்கணும்னா அவங்க கூட கொஞ்ச நேரம் தூங்கினா கூட நம்மளும் கூட கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து என்னோட இது போகும்.
<laughs> அது அதான். சரி, சரி. ம், ம். ஓ! சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமாங்க, ஆமா.